இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில வந்து நமக்கு இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து தவிர்க்க முடியாததாவே இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேலையிலையோ, இல்ல அடுத்தவங்களோட நம்மள தொடர்பு படுத்தி பார்த்தோ, நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை வந்து நாம நாமளே உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தங்கள் வருதா? அப்படி வந்தா அதை வந்து எப்படி வந்து குறைப்பீங்க?
கண்டிப்பா. இப்ப வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல நீங்க சொன்ன மாரி, பல விதத்துல வந்துட்டு மன அழுத்தங்கள் வந்துட்டு ஒரு அ இளைஞர்கள் இளைஞிகளுக்கே வந்துட்டு பல விதத்துல இருக்கு. நம்ம பெற்றோர்களை விட தாண்டியே. ஏன்னா, குடும்பத்தின் அடிப்படையில கஷ்டங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நம்பளுக்கு காமிச்சு வளர்த்ததுல நெறைய விஷயங்கள் நம்பளுக்கு வந்துட்டு அனுபவங்கள குடுக்குது. நெறைய விஷயங்கள் யோசிக்க வைக்குது. ஒரு விஷயங்கள் நம்ம செய்யணும்னாலுமே அத வந்துட்டு ரொம்ப சிந்திக்க வைக்குது. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப குடும்பத்துல ஒரு கஷ்டம்ன்னு வரப்ப நம்ம கண்ணுக்கு எதிர்க்க நடக்குறப்ப, நம்ம கல்லூரி பருவங்கள்ளயோ இல்ல, பள்ளி பருவங்கள்ளயோ இருக்கும்போது நம்மளால அத வந்துட்டு மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அப்ப வந்துட்டு சம்பாரிக்கிற ஒரு அலுவல அலுவலகத்திலயோ இல்ல ஒரு இடத்துலையோ வந்துட்டு நம்ம வந்து வேலை செய்யக்கூடிய அ சூழ்நிலைகள் அப்போதைக்கு கெடையாது. ஏன்னா படித்து முடித்தால் மட்டுமே வேலைக்கு செல்லும் அ வழிகள் இருக்கு. நம்ம அப்படியே வந்துட்டு அவங்க கஷ்டத்த பாத்துட்டு, இல்ல நம்ம பள்ளி நேரங்கள் போக இல்ல கல்லூரி நேரங்கள் போக மித்த நேரங்கள்ல நம்ம வேலைக்கு போலாம், அப்படின்ற மாரி ஒரு பார்ட் டைம் வேலைக்கு நம்ம போறத்துக்கு ஒரு யோசனை வரும். ஆனா அத நம்ம செய்ய போறப்ப கூட நம்பள செய்ய விட மாட்டாங்க. ஏன்னா, அந்த நேரங்கள்ல வந்துட்டு படிப்புனா படிப்புல தான் இருக்கணும். அதுல மட்டும் தான் நம்ம வந்துட்டு முழு காட்டணும். அப்படின்ற மாரி இது பண்ணுவாங்க. அப்படீன்றப்ப நம்பளுக்கு வந்துட்டு ஆ. படிப்பு வந்துட்டு வீணா போயிடுன்ற மாரி சொல்லிடுவாங்க. ஆனாலும் நம்மளால முடியாது. அந்த சூழ்நிலையில நம்பளும் அவுங்க சொல்றத கேட்டு தான் ஆகணும்ன்ற மாரி நம்ம உட்கார்ந்துருவோம். அப்போ வந்துட்டு நல்ல நெறைய விதத்துல வந்துட்டு நம்பளுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட ஆரம்பிச்சுரும். ஐயோ! அப்பா இப்படி கஷ்டப்படுறாரே. ஐய்யோ! அம்மா இப்படி கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்கு அடிக்கடி சண்டை வருதே காசு பிரச்சனைகள் இருக்கே. அப்படின்ற மாரி. ரொம்ப கஷ்டத்த நம்மளுக்கு ஏற்படுத்தி விட்டுரும். அது வந்துட்டு பல விதத்துல மன அழுத்தத்தை வந்துட்டு குடுக்க ஆரம்பிச்சுரும்.
ஆமா. ஆமா, ஆமா. ம். ஆமா. ஆமா. ம். ம். ஆமா. ம். சரியா சொன்னீங்க. ம். ஆமா. ம். உண்மை. ஆமாங்க. அது இப்ப நீங்க சொன்னீங்க, அ அதாவது உங்களுக்கு சின்ன வயசுலே நமக்கு அந்த மன அழுத்தம் வருது, அதாவது அடுத்தவுங்கள பாத்து, "நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களே!" அப்பிடின்னு. அப்போ அந்தமாதிரி நேரத்துல வந்து நீங்க எப்பிடி அந்த மன அழுத்தத்துலருந்து வெளில வந்தீங்க? அதுக்கு ஏதாவது மாற்று யோசனைகள் பண்ணீங்களா?
அப்பிடின்னு பார்க்கிறப்ப ம் ம். கண்டிப்பா. அதுமாரி மாற்று யோசனைகள்ன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரங்கள் வந்துட்டு கடந்துருச்சு. அதனாலயே வந்துட்டு. ரொம்ப யோசிச்சு, யோசிச்சு. அ அது தவிர்க்கிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணான்னா, எங்க அப்பாட்ட ஒரு சில விஷயங்கள யோசிச்சு சிந்திச்சு வந்துட்டு இதுமாரி பண்ணா நல்லா இருக்கும், அதுமாரி பண்ணலாம்ப்பா! அப்பிடின்றமாரி நான் வந்துட்டு சொல்லுவேன். ஆ அது வந்துட்டு அவுங்களால செய்ய முடியும்ன்றத, முடியாதுன்றத வந்துட்டு தெளிவா சொல்லுவாங்க. இதுனால இதுனாலன்னு. அதுல இருந்து ஒரு விஷயத்த யோசிப்பேன். இப்பிடியே சொல்லி, சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள வந்துட்டு அ மாத்துறதுக்கு அவ்ளோ வந்துட்டு பாடுபடுவோம். ஏன்னா, காசு தான் இன்னக்கி உலகமா இருக்கு எல்லா இடத்துலயும். காசு இல்லன்றப்போ நம்ம ஒரு விஷயம் யோசிச்சாலுமே நம்ம வந்து செய்ய முடியாது. அப்பிடின்றப்ப நம்ம வந்துட்டு, அ அப்பிடின்றப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு காசு இருந்தா தானே? அப்ப நம்ம கடனுக்கு மேல கடன் தான் வாங்குறோம், சுமைக்கு மேல சுமையா தான் ஆக்கிக்கிறோம். எனக்கு இப்ப வந்துட்டு கல்லூரி ஃபீஸ்கள், அ இது அ பள்ளி பள்ளியில படிக்கும் போது இந்தமாரி ஃபீஸ்லாம் வந்துட்டு கட்டணுன்ற ஒரு இது இருக்குறப்ப என்னையும் பாத்துக்கணும், அவுங்க குடும்பத்தையும் பாத்துக்கணும் அப்பிடின்றப்ப பலவித கஷ்டங்கள வந்துட்டு நம்ம அப்பாக்கள் சுமைகள தாங்கிட்டுருப்பாங்க. நம்ம அம்மாக்கள் வந்ட்டு அ வேலைக்கி செல்ல முடியாம வீட்ல உள்ளவங்களையும் பாத்துக்கணும், சமைக்கணும், அவுங்களுக்கு போடணும், எல்லாத்தையும் செஞ்சு சரி பண்ணனும். அப்பதான் உடம்பு தெம்பா இருந்தாதான் அவுங்க வேலைக்கு போ முடியும், புள்ளைங்க நல்லா படிக்க முடியுன்னு அவுங்க ஒரு பக்கம் கஷ்டத்துல, அவ்ளோ மனச மன உடைச்சல்ல தான் இருப்பாங்க அவுங்க. அவுங்களையும் வந்துட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சுட்டோன்னா, ரொம்ப இதாயிட்டும். அப்பிடின்னு அத அடிப்படையில பாத்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம மன அழுத்தத்துனால, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், நம்ம ஜெயிக்க வேண்டிய விஷயங்களகூட நம்ம இழக்குற சூழ்நிலைகள் வந்துருது. நம்ம ஆசப்பட்டு ஒரு விஷயம் செய்ய போறோன்னா, அந்த விஷயத்தக் கூட நம்ம வந்து செய்ய முடியாத சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அந்த மன அழுத்தம்ன்றது. அது இன்னக்கி வந்துட்டு ஒரு ம் அது இன்னிக்கு வந்துட்டு ஒரு பெரிய நோயாவே இருக்கு எல்லாருக்குமே! உண்மைய சொல்லணுன்னா.
ஓ, ஓ! சே ஓ! ம். கண்டிப்பா. ஆமா, உண்மைதான். உண்மை, உண்மை. ம். ஆமாங்க. ஆமா. ம், ம். ம். கண்டிப்பா. சரியா சொன்னீங்க. ம். ம், ம். ஆமா. அப்போ நீங்க அ ரொம்ப சரியா சொன்னீங்க. அதாவது மன அழுத்தம் இருக்கும்போது நம்மளால வந்து வேற விஷயங்கள்ல கூட கவனம் செலுத்த முடியாம, குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், அதுல கூட சில பேராலலாம் கவனம் செலுத்த முடியல. இப்போ நீங்க வந்து எப்பிடி மாத்திக்கிறீங்க? இந்த மன அழுத்தம் வருது, அத வந்து எதாவது 1 தீர்வு இருக்கும் இல்லயா! எல்லாத்துக்கும். அதுக்கு நீங்க தீர்வா எத பாக்குறீங்க?
கண்டிப்பா. எனக்கு வந்துட்டு தீர்வுனு பாத்தீங்கன்னா, அந்த அதனடிப்படையில வந்துட்டு நான் அடுத்த விஷயங்கள் என்ன இருக்கு? இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்பறம் இத யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இதுக்கடுத்து நம்ம என்ன செய்யலாம்? என்னத்த யோசிச்சா நம்ம வந்துட்டு செய்யலாம் அப்பிடின்றமாரி நிறைய விஷயங்கள வந்துட்டு யோசிக்க, யோசிக்க அந்த விஷயங்கள் அப்பிடியே மறைய ஆரம்பிச்சிரும். அடுத்த விஷயங்களுக்கு போவோம். இந்த அடுத்த விஷயங்கள்லயும் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா, அ அந்த விஷயத்தையும் வந்துட்டு மறக்க ஆரமிச்சு அடுத்த விஷயங்கள், இப்பிடித்தான் போயிட்ருக்கே தவிர்த்து, அ என்னைக்காவது ஒருநாள் நம்ம வாழ்க்கை மாறும் மன அழுத்தம் மட்டும் குறையும்ன்றது வந்துட்டு நோக்கத்தின் அடிப்படையில தான் நம்ம போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில. முழுக்க, முழுக்க இப்ப உள்ள காலகட்டத்துல.
சிறப்பு. ம். அழகா சொன்னீங்க. ம். ம், ம். கண்டிப்பா. ஆமா, ஆமா. ரொம்ப அழகா சொல்றீங்க.
இங்க, இங்க கஷ்டங்கள் ம். இங்க வந்துட்டு பல பேருக்கு வந்துட்டு கா காசு வந்துட்டு அதிகம் உள்ளவங்களும் இருக்காங்க. இல்லாதவங்களும் இருக்காங்க. கொஞ்சம் லெவல்‌ல இருக்கறவுங்களும் இருக்காங்க. அப்பிடின்றப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவுங்கலாம் வந்துட்டு மேல வந்துட்டு போறத்துக்கு ஒரு இது எடுக்கல. இப்ப இந்த அரசாங்கமே எடுத்துக்கிட்டீங்கன்னா நெறைய விஷயங்களை செய்றேன், செய்றேன், ஃப்ரீயா செய்யிறேன். இலவசமா குடுக்குறேன்றத மட்டும் தான் செய்யுதே தவிர்த்து, இந்த குடும்பத்தில உள்ள இளைஞர் இளைஞிகளுக்கும் நல்ல வேலைய நம்ம வாங்கி குடுத்து ஒரு பங்களித்தோன்னா நம்பளுக்கு வந்துட்டு அவுங்களோட குடும்பத்தின் பாரமும் குறையும். நம்பளுக்கான ஒரு நல்ல ஒரு பங்களிப்பும் நம்பளுக்கு கெடைக்கும்ன்றத யோசிச்சு யாரும் செய்யல. இலவசம்ன்றத பாத்துட்டு மக்கள் எல்லாருமே போயிட்றாங்க அதன் அடிப்படையில. அதுமாரி போறப்ப என்ன ஆயிடுதுனா இலவசம், இலவசம் குடுக்குறாங்க அப்ப வந்துட்டு இவுங்க மக்களுக்கு வந்துட்டு இதுதான் ஊக்குவிக்கப்படுது. இதே நம்ம செய்வோன்னு அவுங்க செய்றத தான் செஞ்சுகிட்டு இருப்பாங்க. நம்ம வந்துட்டு எதுலயும் மேல போமுடியாது. இதுனாலயே வந்துட்டு பல பேருக்கு வேலை கிடைக்காத மன அழுத்தங்கள், குடும்ப கஷ்ட நெருக்கடிகள், சூழ்நிலைகள் எல்லாமே போட்டு அவுங்கள போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு நான்.
ம். ஆ. ஆமா. ம். ம். உண்ம, உண்ம. ம். ஆமா. ஆ. கண்டிப்பா. ஆ நீங்க சொன்ன விஷயம் நல்லா இருந்தது. அதாவது ஒரு விஷயம் இருக்கு அத கடந்து போய் அடுத்த விஷயத்த பார்க்கணும், அப்பிடின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்ப நம்ம இப்பிடி கடந்து, கடந்து போகும்போது இதிலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு போகும்போது அதுல ஒரு அழுத்தம் வந்தது அப்பிடின்னா, அதை எப்பிடி கையாள்றது?
இப்ப வந்துட்டு அந்தமேரி அடுத்த விஷயங்கள் போறோன்னா, அதையும் வந்துட்டு போன விஷயம்மேரி நம்ம வந்து விட்டுற கூடாது இத. இத வந்துட்டு முழுமை படுத்தணும், நம்ம எப்பிடியாவது விடாப்புடியா இருந்து இத வந்துட்டு நல்லபடியா முடிச்சுர்ணும் இத, அப்பிடின்றமாரி ஒரு ஆ இதுல வந்துட்டு நம்மபாட்டு போயிட்டே இருக்கணும். அதுல வந்துட்டு ஃபோகஸ் பண்ட்டு இந்தமாரி தான் இருக்கணும். இந்தமாரி தான் பண்ணணும் போன இதுல நம்ம இது கற்றுக்கொண்ட பாடம் அப்பிடின்றமாரி அதாவது ஒவ்வொரு விதத்துல இருந்து ஒரு ஒரு விஷயத்துல இருந்து தானே நம்மளுக்கு அனுபவங்கள் வந்துட்டு பெருக ஆரம்பிக்கும். அப்பிடின்றப்ப அந்த அனுபவங்கள்ல வச்சு நம்ம அடுத்த விஷயங்கள் என்னன்னு செய்ய போறோம்ன்றப்ப அதுலேருந்து ஒரு விஷயத்த த செஞ்சுட்டோன்னா ஐ அடுத்தது செய்யப்போற விஷயத்துல இருந்து இன்னொரு அனுபவம் கிடைக்கும். இப்பிடியே வாழ்க்க நெறைய விதத்துல அனுபவத்துல வந்துருச்சுனா, நிறைய விஷயங்கள நம்ம வந்துட்டு நல்லா ஒரு ஈ ஈசியாவே வந்துட்டு கையாளுற நிலைமைக்கு வந்துருவோம் நம்ம. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கத்து குடுக்க ஆரம்பிச்சுரும், இந்த அனுபவங்கள்லாம் வந்து.
ம். ம், ம். ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா. ம், ம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அ இப்ப நம்ம சொன்ன மாதிரி, இப்ப இந்த காலத்தில எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில வந்து மன அழுத்தம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த மன அழுத்தம் இருக்கும்போது, நம்ம வந்து அப்படியே எதையுமே கவனிக்காம, நம்மள சுத்தி இருக்கத கவனிக்காம அப்படியே ஒரு சிலை மாதிரி ஆயிடுறோம். எதையுமே கவனம் இல்லாம ஆயிடுறோம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய நேரங்கள்ல நம்ம காலம் ஓடிரும், நம்மளோட வாய்ப்புகள் தவறி போயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்துருக்கா?
கண்டிப்பா. ம். கண்டிப்பா. அதின் அடிப்படையில நெறையவே நடந்துருக்கு என் வாழ்க்கையில. என்னன்னா, அ இப்ப ஒரு விஷயம் நா வந்துட்டு இத தான் செய்ய போறேன், இத தான் எடுத்து படிக்க போறேன், இந்த வேலைக்கு தான் போ போறேன்ற ஒரு விஷயத்துல நா இறங்குறேன் குறிக்கோளன்றப்ப, அந்த விஷயத்துல வந்துட்டு என்னால ஒரு விஷயத்த என்னால பண்ண முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல திடீர்ன்னு என் கண்ணுக்கு எதுக்க ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும். "எங்க அப்பா, அம்மாவுக்கு இதுமாரி கஷ்டம்." அப்படீன்றமாரி விஷயங்கள் எனக்கு அ மனசுல பட ஆரம்பிச்சிரும். "அ இப்ப நம்ம வந்துட்டு இத எடுத்தா சரி வராது, அவ்வளோதான்." அப்படீன்றமாரி விட்டுருவோம். ஆனா, இந்த காலகட்டத்துல அத வந்துட்டு யோசிக்க கூடாது. ஆனா, பெற்றோர்களும் அத தான் சொல்லுவாங்க. நீ இதுலல்லாம் நீ யோசிக்காத. இப்ப என்ன உனக்கு கஷ்டம்? இந்த வயசுலன்றத அவுங்க நார்மலா சொல்ட்டு போயிடுவாங்க. ஆனா, அவுங்களுக்கு தெரியாது எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம்ன்றது. அவுங்க நார்மலா சொல்ட்டு போயிடுவாங்க.
ம். ம். ம். ம். ம். ஆமா. ம். ஆமா, ஆமா.
அ ஏன்னா நம்ம வந்துட்டு, அது வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணோன்னா, நம்பளால வாழ்க்கையில ஜெயிச்சு வர முடியாதுன்ற ஒரு விதத்தில தான், அவுங்க வேற விதமா எடுத்து சொல்லுவாங்க. அப்பிடின்றப்ப, இப்போ உள்ள காலக்கட்டத்தில எல்லாருமே என்ன பண்ணனுன்னா, அவுங்க சொல்றமாரி தான் நடந்துக்கணும். நீ இத பார்க்காத, எங்களால முடிஞ்சத நாங்க செஞ்சுகிட்டே இருப்போம். எங்களுக்கு உயிர் இருக்கிற வரைக்கும். எங்களுக்காக என்ன செய்யணுமோ செய்யக்கூடாதோன்றதெல்லாம் நாங்க எதிர்பார்த்து வாழல.
ஆமா. ம். ம். கண்டிப்பா.
உனக்கானத நாங்க செஞ்சுகிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும். எவ்ளோ உயிர் நாடி இருக்கோ! எங்களால ஓட முடியுமோன்றமாரி அ விஷயங்கள சொல்லி, சொல்லி இது பண்ணுவாங்க. ஆனா, நம்பளால முடியாது தான். ஆனா அத வந்துட்டு நம்பளால ஒத்துக்க முடியாது. அத புரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலுமே நம்பளால புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் தான் வந்துட்டு மண்டையில ஓடிகிட்டே இருக்கும். அது அடுத்து என்ன பண்றத பண்ண முடியாதே! கஷ்டம், இனி எடுக்க முடியாது. ஆனா ஆ உண்மையா சொல்லனுன்னா, இப்ப வந்துட்டு இவுங்களோட கஷ்டத்த பாத்துட்டு நம்ம செய்ய போற விஷயத்த நிப்பாட்டிட்டோன்னா நாளைக்கி
உண்ம, உண்ம. ம்.
நம்ம வந்து கஷ்டப்படுறப்ப அவுங்களால செய்ய முடியாது. நம்பள பாத்துக்க முடியாது. நம்பள அவுங்க தான் பாத்துக்கணும், நம்மலாம் அவுங்களதான் பாத்துக்கணும். ம். அப்பிடின்றப்ப நம்ம இப்போ வந்துட்டு யோசிக்காம நல்ல விதமா ஓடிட்டோன்னா, கண்டிப்பா நாள கட்டத் காலகட்டத்துல, கண்டிப்பா அவுங்கள ஒரு பெரிய ஒரு ராஜா, ராணி அளவுக்கு நம்ம வந்துட்டு, நம்ம அப்பா அம்மாவ வந்துட்டு ஒரு நிலையில நிறுத்தணும். இன்னைக்கு உள்ள கஷ்டத்த பார்க்காம செஞ்சுட்டோன்னா நெனச்சு.
சிறப்பா சொன்னீங்க. ஆமா, ஆமா. ம். வந்து கண்டிப்பா. ரொம்ப, ரொம்ப அழகா சொன்னீங்க. நல்லா உங்க எண்ணங்களும் வந்து ரொம்ப அழகா இருக்கு. அதாவது, "நம்ம ஒரு பெரிய பயணத்துக்கு முயற்சி பண்ணும்போது, சின்ன, சின்ன தடைகள் வந்து நம்மள வழி மாத்த பாக்கும். அப்ப வந்து நம்ம அதுல போய்டாம, நம்மளுடைய அந்த இலக்கு எதுவோ, அத நோக்கி ஓடணும். அப்ப தான் பின்னாளி பின்னாள்ல வந்து எல்லாருமே நல்லா இருக்கலாம்." அப்படீன்னு சொன்னீங்க. ரொம்ப அழகா இருந்தது நீங்க சொல்லும்போது. இப்ப நம்ம சில நேரங்கள்ல வந்து மன அழுத்தத்துல இருக்கும்போது, "ஏதோ ஒரு திரைப்படம் பாக்குறதோ, இல்ல நண்பர்களோட பேசுறதோ, இல்ல ஏதோ ஒரு வேலைகள் செய்றதோ" அப்படீன்னு சொல்லி, நம்ம மனச வந்து கொஞ்சம் அப்படியே டைவர்ட் பண்ண முயற்சிப்போம். ம நீங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது, என்ன மாதிரி முயற்சிகள்லாம் செய்வீங்க?
ம். நான் மன அழுத்தத்துல இருக்கும் போது, தனிமைய ரொம்ப விரும்புவேன். ஏன்னா ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில, தனிமை வன்ட்டு ரொம்ப விரும்புறது வந்துட்டு ரொம்ப தப்பான விஷயமா தான் இருக்கு. ஏன்னா, தனிமையில இருக்க, இருக்க தான் மன அழுத்தம் வந்துட்டு கூட ஆரம்பிக்குது. அப்படீன்றப்ப, தனிமையில இருக்கோன்றப்ப நம்ம தனிமையில அப்படியே செலையா உட்காந்துற கூடாது. நம்மளுக்கு என்ன புடிக்குமோ அந்த தனிமையில, ஒரு பாட்டு போட்டு காதுல வச்சு கேக்குறது நம்பளுக்கு புடித்த பாடல்கள். அ நம்பளுக்கு புடித்த விஷயங்கள வந்துட்டு செய்றது. அ எ எ எந்திரிச்சு நம்ம வாகனத்தை எடுத்துகிட்டு வெளியில போய்ட்டு, எங்கயாவது சுத்திட்டு வரது. அதாவது நண்பர்கள் வந்துட்டு இந்த காலத்துல வந்துட்டு முழுக்க, முழுக்க வந்துட்டு நெறைய பேருக்கு உண்மையா இல்லாததுனால, நண்பர்களையும் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை தான். அப்படீன்றப்ப, நம்ம தனிமைய தான் எதிர்பாக்கற மாரி இருக்கு. "இந்த தனிமைல நம்பளுக்கு என்ன புடிக்கும்? தனித்துவமா என்ன செய்யலாம்? அந்த ஒரு தொலைபேசி மூலியமா என்ன பாக்கலாம்? என்ன தெரிஞ்சுக்கலாம்?" அப்படீன்ற மாரி அடுத்த, அடுத்த விஷயங்கள பாத்துகிட்டு போயிடணும்ன்ற மாரி தான், என்னோட சூழ்நிலைகள் மாறுது மன அழுத்தத்தில. அ பகிர்ந்துக்க முடியல. ஏன்னா எதுனால பகிர்ந்துக்க முடியலன்னா, நம்ம மன அழுத்தத்த இன்னொருத்தவங்கள்ட்ட, ஏன்னா அவுங்களுக்கே பலவித மன அழுத்தங்கள் இருக்குன்றத நம்ம மனசு சொல்ல ஆரம்பிச்சுருது. நம்ம வந்துட்டு இது மாரி செய்யக்கூடாது, வேணாம். ஆ அவுங்கள்ட்ட போய் சொன்னோம்ன்னா, அவுங்களும் இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஏற்கனவே மன அழுத்தத்தில இருக்காங்கன்றப்போ, நம்ம நெறைய விஷயங்கள உள்ளார வச்சு, வச்சு இந்த மன அழுத்தத்த தான் ஏற்படுத்திகிறோமே தவிர்த்து, அத வந்துட்டு வெளியாக்க மாட்றோம். அப்படீன்றப்போ, நம்பளுக்கு என்ன தேவையோ அதை வெளியாக்கணுன்றப்ப, நம்ம அதின் அடிப்படையில நம்பளுக்கு தெரிஞ்ச மாரி, நம்பளுக்கு புடிச்ச மாரி செஞ்சுகிட்டு போயிட்டே இருக்கணுன்றது தான் எப்போதுமே யோசிப்பேன்.
ஓ, சரி. ஆமா, ஆமா. உண்மை. ம். ம், ம். ம். கண்டிப்பா. ம். கண்டி சரியா சொன்னீங்க. ம். ம். ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது அந்த தனிமையே விரும்புனாலும், அந்த தனிமையில வந்து ஏதோ 1 வந்து வச்சு நம்ம மனச வந்து அந்த அழுத்தத்திலருந்து வெளில கொண்டு வரணும் அப்பிடின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க சொன்ன கருத்து. கண்டிப்பா அப்பிடி இருந்துட்டோன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு நிம்மதியாவே இருக்கலாம். ரொம்ப அழுத்தத்துக்குள்ள போய் அத இன்னும் சிக்கலாக்காம, அம் வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க? இப்ப சிலர் வந்து, "உடனே வந்து நான் என்னோட நண்பர்கள்கிட்ட ஃபோன் பேசினா நான் சரியாயிடுவேன். எனக்கு கொஞ்சம் அப்பிடியே பாரம் குறைஞ்சிரும்." அப்பிடின்னு சொல்றாங்க. இல்லன்னா, வந்து ஏதாவது ஒரு ட்ரிப் போறது. இப்ப நீங்க, "வண்டி எடுத்துட்டு அப்பிடியே 1 ரவுண்டு போயிட்டு வந்தா எனக்கு மனசு வந்து அப்பிடியே இலகுவாயிடும்." அப்பிடின்லாம். அந்த மாதிரி நீங்க எதா பண்ணியிருக்கீங்களா?
எ ம். ம். அந்தமாரி விஷயத்துல வந்துட்டு வண்டி எடுத்துட்டு போறதுதான் முக்கியமான விஷயம். இல்லாட்டி நடந்து எங்கயாவது போயிட்டு வருவேன். அப்பிடியே இயற்கைய ரசிச்சுக்கிட்டு, காத்த சுவாசிக்கிட்டு, அந்தமாரி விஷயங்கள யோசிச்சுட்டு எதாவது பண்ணிட்டு போயிட்டு வருவேன். வீட்ல எதுவும் பேசிக்க மாட்டேன். யார்ட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்பிடியே சொல்லணும்னாலும் நம்மளுக்கு தான் இந்தமாரி கஷ்டங்கள் வந்துருதே! ஏன்னா, அவுங்களுக்கும் ரொம்ப மன அழுத்தங்கள் இருக்கும். அவுங்க என்ன சூழ்நிலைகள்ல இருக்காங்கன்னு நம்ம நேரடியா பாத்துட்டு இருக்க மாட்டோம். அவுங்க மனச தொறந்து நம்ம பாக்க முடியாது. என்னமாரி விஷயங்கள்ல இருக்காங்கன்னு, அப்பிடின்றப்போ நம்ம விஷயத்த நம்ம தான் சரி பண்ணிக்கணும்ன்றமாரி ஒரு மனசளவுல மாத்திக்கிட்டு நம்ம போயிட்டு இருக்கிற மாரி சூழ்நிலைகள் வந்துச்சு.
ஆ. ஓ! ம், ம். ம். ஆமா. ம். ஆமா, ம், ம். கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது "அந்த மன அழுத்தத்தினால மத்தவங்க கஷ்டப்பட்டுறக் கூடாது." அப்பிடிங்கிற பாயிண்ட்ல வந்து நீங்க ரொம்ப உறுதிய இருக்கீங்க. ரொம்ப ஒரு சிறப்பான எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கு. அ அதே மாதிரி நீங்க அந்த மன அழுத்தத்த வந்து தணிக்கிறதுக்காக என்னன்ன வழிகள்லாம் பண்றீங்க? முக்கியமா எவ்ளோதான் மன அழுத்தம் இருந்தாலும், நம்ம இலக்க கைவிட்றக்கூடாது. அப்பிடிங்கிறதும் வந்து ரொம்ப அழகா இருந்தது. உங்ககூட பேசினதில மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி.
கண்டிப்பா. உங்களோட பேசினதிலயும், பகிர்ந்துகிட்டதுலயும் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.